ம்.
கரும்பு சக்கர கரும்பு சக்கர. அப்பிடின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் போயிட்டு எனக்கு நாட்டு சர்க்கர இருந்தா கொஞ்சம் டீ போட்டு குடுங்க அப்பிடின்னு கேக்குறேன். எங்கள்ட்ட இல்லையே! அப்பிடின்னு சொல்ட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அ நாடு சர்க்கரையில டீ இன்னொரு விருந்தினரு கூட என் கூட இருந்தவருக்கு. அவருக்கு போட்டு என்னங்க இப்டி பண்ணிட்டீங்க? எனக்கு இல்லன்னு நீங்க அவருக்கு மட்டும் குடுக்குறீங்களேன்! அப்பிடின்னு நான் அப்படியே மனதுக்குள்ளயே நெனச்சுக்கிட்டுருக்கேன். சரி வெளிப்படையா கேட்க முடியல. அப்புறமா சின் கொஞ்ச நேரம் கழிச்சு. எனக்கும் அது என்னது அது? அத எனக்கும் அது போட்டு குடுங்களேன்? இல்ல நீங்க தான் வந்து அ இது கேட்டீங்களே! நாட்டு சர்க்கர ஏன் கரும்பு சர்க்கர தான் இருக்கு எங்கள்ட்ட அப்படின்னு. ஐயோ! அதுதாங்க கரும்பு சர்க்கர தாங்க நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தேன் இல்ல, இல்ல எங்க ஊர்ல கரும்பு சர்க்கரன்னு சொன்னா தான் தெரியும். நீங்க நாட்டு சர்க்கரன்னோனா, அது வேற ஏதோ போலருக்கு. வேற எதுலயோ இருந்து தயா-அப்பிடின்னு சொல்லிட்டு அவர் எத நாட்டு மருந்து கடையில விக்கிற சர்க்கரன்னு நெனச்சுக்கிட்டாராம்.
கரும்பச்சாரு. ஓ! நாட்டு சர்க்கரை வந்து மாத்தி. அ. சரிங்க. அ. <laughs> அ. ம், ம். ஆ. சொல்லும்போது தான் தெரியுது. சரி, சரி. சரி. <laughs> அதாங்க நாட்டு சர்க்கர. சரி, சரி. ஆமா, ஆமா. ஆ. <laughs> சரி, சரி, சரி. அதான் அந்த மொழி வ அந்த வட்டார மொழிகள் வந்து நெறைய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. இப்ப அதேமாரி நம்ம இன்ன ஒரு எங்க இதல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ராம்நாடு் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அ அந்த தண்ணீ அள்ளிட்டுவான்னு சொல்லுவாங்க. சில இடத்தல தண்ணீ மோந்துட்டுவான்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க இதிலலாம் எப்பிடி சொல்லு தண்ணீ எடுத்துட்டுவான்னு சொல்லுவீங்களா? நீங்க எப்பிடி? அத எப்பிடி சொல்வீங்க? தண்ணீி அள்ளிட்டுவான்னு சொல்லுவீங்களா நீங்க?
நாட்டு மருந்து கட அதுனால ம், ம். <inhales> ஆமா. ஆ. தண்ணீ எடுத்துட்டுவான்னு தான் சொல்லுவாங்க எங்க இதுல. ஆமா, ஆமா. அதலல்லாம்.
ஆ. பத்தீகளா அ. எங்காவது தண்ணீ மோந்துட்டுவான்னுவாங்க. மோந்துட்டுவானா, அந்த தண்ணீ எடுத்து செம்பில தண்ணீ அள்ளிட்டுவா! குடிக்கிறதுக்கு அப்புட்னா. தண்ணீ மோந்துட்டுவா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு அப்பிடின்னுவாங்க. அ. ஆமா.
ஆமா, ஆமா. அதாவது இதேமாரி எங்க தாத்தா வந்து தெலுங்கு மொழியும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து பேசுவாரு வீட்ல. அப்ப வந்து எங்களுக்கு அவுங்க அவுங்க முந்தைய காலங்கள் வரைக்கும் தெலுங்கு மொழியும் வீடுங்கள்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, எங்க காலம் வரப்ப, நாங்க அந்த மொழியவே விட்டுட்டோம். கத்துக்கல.
ம். பரவால்லங்க. ஆ. சரிங்க. கத்துக்கல. சரி, சரி.
நல்லதான் இருந்திருக்கும். கத்துக்கிட்டா ஒரு 2 மொழி கத்துக்கிட்ட ஒரு இது இருக்கும். இன்னக்கி
ஆமா, ஆமா, ஆமா. எல்லா ஊருக்கு போனா கூட ஒரு நம்ம உதவலாம்ல, அந்த மொழியக்க பரவால்ல. ஆ.
ஆமா. இன்னொரு மொழிக் கற்றல் வந்து ரொம்ப அருமையான விஷயம் இல்ல. அதாவது என்னைக்கா இருந்தாலும் பயன் தரும். அண்டை மாநிலத்துக்கு போனாலும் பயன் தரும். ஒரு இடத்துக்கு நம்ம எங்க போனாலும் இந்த மொழி அறிவுங்கிறது ரொம்ப, ரொம்பவே முக்கியமானது. <tsk> அது நாங்க குடும்பத்தில பிள்ளைகள் எங்களோட காலம் வரப்ப நாங்க அத கொஞ்சம் கொஞ்சமா அ கை விட்டுட்டோம். பு புதிய மொழிகள கத்துக்கல. அதேமாரி அ ஒரு நாங்க வந்துட்டு எங்கேயாவது ஒரு உன் இன்னொரு எங்க உறவினர் இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, 7 மொழிகள பேசுவாரு. சௌராஷ்டிரா, கன்னடா, மலையாளம். ஆ தமிழு அப்புறம் வந்து இது இன்னொரு பாஷ இருக்கு. வ வங்காளி வ வங்காளி. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம்.
ஆமாங்க, ஆமாங்க. கண் ஆமா. கண்டிப்பா வேணும். ஆமா, ஆமா. ஆ. சரிங்க. ஏ அப்பா! அது எப்பிடி அவரு வந்து அ அந்த மக்களோட சகஜமா பேசி, பேசி கத்துக்கிட்டாரா! இல்ல கிளாஸ்க்கு போய் கத்துக்கிட்டாரா?
ஆஹா! அவரு எந்த கிளாஸ்க்கு போனாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவரு வந்து ஒரு வணிகர். மருந்து வணிகர். அவரு வந்து அவரோட பொ மருந்து வணிகர்னா, அவர் 2, 3 மருந்து தயாரிப்புகள்ல ஈடுபடுறார். அவரோட மருந்துகள மார்க்கெட்டிங் பண்றதுக்காக எல்லா மாநிலங்களுக்கும் பயணம் பண்ணுவார்.
ஆ பேசுதான் கத்துக்கிட்டாரு ஆ. ம், ம். கண்டிப்பா. பரவால்லங்க.